அப்படி இருக்கிறதனால நான் படிக்க ஆரம்பிச்சம்போது, என்னால வந்து, ஒரு டிப்ளமோ தான் என்னால படிக்க முடிஞ்சது! ஏன்னா அதுக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயி தான் படிக்கணுங்குற ஒரு சூழல்! அ, பக
அ, அதுதான் நான் கேட்க வந்தேன், ஏன்னா, இப்ப அம்மா ஒருவர, வருமானத்தினால நம்ம வந்து குடும்பத்த வேணா நடத்தலாமே ஒழிய, படிக்கிறதுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து செலவாகும் இல்லேங்களா! அத எப்பிடி சமாளிச்சீங்க? அப்பிடின்னு தான் கேட்க வந்தேன்.
ம். ஆமா. கண்டிப்பா! அது அந்நேரம் வந்து, அது குடும்பத்தில நடத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்க சிவகாசில வந்து உங்களுக்கு இந்த, கம்பி மத்தாப்பு தொழிற்சாலை இருக்கும், பட்டாசு தொழிற்சாலை இருக்கும், அதில அவுங்க வேலைக்கு போயிருவாங்க. என் தங்கைய வந்து அரசாங்க பள்ளியில சேர்த்துவுட்டேன் நான். நான் வந்து எப்பிடினாலும் எனக்கு அந்த எனக்கு அந்த 16 வயதுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏதாவது படிக்கணுங்கிறதுனால, நான் ஒரு வருட இடைவெளி இருந்தாலுமே, நான் போயிட்டு டிப்ளமோ எடுத்து எப்பிடியோ ப சேர்ந்துட்டேன். சேர்ந்தாலும் எனக்கு என்னன்னா பா அந்த ஃபீஸ் கட்டணுங்கிற ஒரு இ இது இருக்கும். அவுங்களால அது கண்டிப்பா பண்ண முடியாத சூழல்! அதனால நான் வேலைக்கு போயி, தினந்தோறும் வேலைக்கு போவேன், காலையில பள்ளிக்கு இது காலேஜுக்கு போறது. இப்பிடின்னு போய் ஒரு 3 வருடத்த வந்து இது முடிச்சிட்டேன். ஆனா முடிச்சு, அதுக்கப்பறம் நான் வேலைக்குன்னு சொல்லி நான் சேரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு முத முதல்ல ரூ. 1,500 சம்பளத்தில ஒரு வேலை கிடைச்சது, எங்க ஊர்லயே!
ஆமா, பட்டாசு தொழிற்சாலை. ஓ! சரி, சரிங்க! ம், ம், ம். சரி, சரி, சரி. பரவால்ல, ம்ஹ்ம். ஓ! அந்த டிப்ளமோ படிப்ப நீங்க முடிச்சதுக்கு அப்பறம், நீங்க சொல்றது. ம்ஹ்ம்.
ஆமா. தொடக்கத்தில வந்து நான் முடிச்சு அப்போ ஒரு 19 வயதில வேலைக்குப் போறேன். எங்களோட ஒரு, ஒரு என்னோட தெரிந்தவரு ஒருத்தர் வந்து, ஒரு பெரிய ஒரு பட்டாசு தயாரிப்பு நிறுவனம் அங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சிவகாசியில வந்து உங்களுக்கு வருமானம்ங்கிறது ஒரு குறிப்பான அளவுதான் இருக்கும்.
ஆமா, அங்க ஃபுல்லா வே அந்த பட்டாசு தொழில் தான்! சரிங்க.
ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். மக்களோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, சேமிச்சு வாழ்வாங்க மக்களும். 2 பேரும் வேலைக்கு போவாங்க. கணவன், மனைவிகள். அப்பா, அம்மா, எல்லாருமே குடும்பத்தில வேலை பார்த்து, அவுங்களுக்கு எதிர்ப் ஏ ஏத்ததுக்கு மாரி வாழ்க்கைய அமைச்சுக்கிடுவாங்க.
ம், ம், ம்.

அப்படிங்கிற பட்சத்தில நான் படிச்சு நான் வேலைக்கு சரி. அந்த வேலைய உடனே சேர்ந்துக்கிட்டு, 1,500 அப்போ போதும் அந்த வருமானம். ஏன்னா அப்போலாம் பாத்தீங்கன்னா, அலுவலகத்தில சைக்கிள் குடுத்துருவாங்க அப்பலாம் ரெண்டாயிரத்து நாலு காலகட்டத்தில. சைக்கிள் குடுத்தாலும் அதை வச்சு நம்ம சைக்கிள்லயே போய்ட்டு வந்துருவோம். அந்த 1,500 வாடகையும்
சரிங்க. ம். ம். பயண செலவுங்கிறது கெடையாது நம்மளுக்கு. ஆமா. ம்.
ஆமா, ஆமா வாடகையும் பாத்தீங்கன்னா, ரொம்ப குறைவா தான் இருக்கும். ரூ. 150, 200 தான் வாடகை, ஒரு ஊர் கிராமங்கள்ல வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா. நகர்ப்புறங்கள்ல ரூ.800, 1,000 வீடுகள் கெடைச்சிரும்.
ஆமாங்க. <chuckles> நீங்க சொல்லும்போது தான் எனக்கும் தோணுது என்னுடைய முதல் வருமானமும் ரூ. 1,500 <laughs> தான் படிச்சு முடிச்ச உடனே முதல் மாத வருமானம் அவ்வளவுதான். சொல்லுங்க.
ஆ. ம். <chuckles> ஆ. கண்டிப்பா. ஆனா, அப்ப நான் என்னன்னா, எனக்கு என்னோட மேலாளரா ஒருத்தரு இருந்தாரு. அவரோட சம்பளம் அவர் 10 வருடமா அதே நிறுவனத்தில இருந்தாரு.அவருக்கும் கை அதே அவரும் வந்து ஒரு சைக்கிள் தான் நிறுவனத்திலருந்து குடுத்துருந்தாங்க. அவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா, ரூ. 3,500 வாங்கிகிட்டுருந்தாரு பத்து வருடம் வேலை பாத்து.
ஓஹோ! 10 வருஷத்திலயும் அவ்வளவுதான் அவருக்கு. ஓ!
ஆமா, அங்க பாத்தீங்கன்னா வருஷம் வந்து, ரூ. 100, 150 கூட்டுவாங்க. இது போக போனஸ் 2 போனஸ் குடுப்பாங்க. சம்பளம் 2 சம்பளம் குடுப்பாங்க. இது போக என்னன்னா, அது இந்த முதலாளிகள் நடத்துற தொழில்கிறதுனால யாரு நேர்மையா இருக்காங்க. யார் உண்மையா நிறுவனத்துக்காக அடிமாடி மாரி வேலை பாக்குறாங்களோ, அவுங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சலுகைகள் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அங்க உள்ள மேலாளருக்கு பாத்தீங்கன்னா, வீடு வந்து கட்டிக் குடுப்பாங்க செல நேரம்.
அவ்வளவுதான். ம்ஹ்ம். சரிங்க. ம். சரிங்க, சரி. அதாவது அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. வீட்ட கட்டி குடுத்து பக்கத்திலேயே வச்சு அவங்கள நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா, வருமானம் அப்டிங்கிறது குறைவுதான். சரி, சரிங்க.
ஆமா. ஒரு கல்யாணம்னா வந்து அவங்களுக்கு செய்யிறது இந்த மாரி விஷயங்கள். ஆ அந்த மாரி வழக்கம் உள்ள அந்த இடம் அது. எனக்கு வந்து அது வந்து சரியா படல. ஏன்னா எனக்கு நான் யோசிச்சு பாத்தேன். என்னோட அப்ப தேவை என்னன்னா, நான் உங்க கல்யாணத்துக்கு முன்னால நான் எங்க போனாலுமே, ஒரு 15,000 சம்பளத்தில எனக்கு வேலை வர இருக்கணும். அப்படிங்குறது எ என்னம் வந்து எனக்கு 19 வயசுலேயே தோணுச்சு. இவ்வளவு என்னோட சம்பளமா இருக்கணும்.
ம். ம். சரிங்க. அதாவது உங்களுடைய எண்ணம் வந்து ரொம்ப உயர்வா இருந்தது. ஆ சொல்லுவாங்க இல்லையா? ஆசைப்பட்றதுக்கு வந்து அத்தனைக்கும் ஆசைப்படும்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. <chuckles> ஆசைகள் அதிகமா இருக்கும்போது தான் நம்ம அதை நோக்கி ஓட முடியும் அப்டின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா.
ஆமா. கண்டிப்பா. நம்ம 100 நெனைச்சி 1 கொறைஞ்சு ஒரு எழுவதாவது அடையலாம்ல.